கண்டிப்பா, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. <laughs>
அற்புதமான பாடல்ங்க. இது உண்மையிலேயே அந்தப் பாடல் வந்து ஒரு கண்ணு தெரியாதவங்களுக்கு வந்து உலகை சுற்றி காட்டுற மாரி இல்லைங்களா? ஒரு அமைப்பா அந்தப் பாட்டு, இளையராஜாவோட இசையில ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்தப் பாடல் பிடிக்காதவங்க இருக்காதுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். வெரி குட், வெரி குட், சூப்பர் பாட்டுங்க. சொல்லுங்க, அந்தப் பாட்ட பத்தி சொல்லுங்க.
கண்டிப்பாங்க. எ எ கண்டிப்பா, எவ்வளோ அட்டகாசமான வரிகள் தெரியுங்களா? ஆமா, ஒரு அ அர்த்தமுள்ள பாட்டுங்க அதெல்லாம். அவர் சொல்றாரு, உண்மையம்மா உள்ளத நானு சொன்னேன். பொன்னம்மா சின்னக் கண்ணே. அது என்ன சொல்றாருன்னா இத நான் வந்து சும்மா பொய்க்காக சொல்லல. உன்ன வந்து இது ப் கரெக்ட் பண்றதுக்காக சொல்லல. உண்மையிலே நான் உன்னச் சொல்றேன். அ, புரிஞ்சுக்கோ! அப்படின்னு சொல்ட்டு. வந்து வந்து போகுதம்மா என்னமெல்லாம் வண்ணமம்மா. அவரு <tsk> அந்தக் கற்பனை திறன சொல்றாரு அவரு. அது எனக்கு இவ்வளோ இது வருது உன் மேல. உன்னை வந்து நான் வந்து காதல் பண்றப்போ, அப்படின்னு சொல்லிச் சொல்றாரு அவரு. எவ்வளவு அழகான வரிகள் இல்லைங்களா?
அற்புதம்! அற்புதம்ங்க. ஆமா, ஆமா. ஆமா. ம். அற்புதமான வரிகள். உண்மையிலேயே அத கேட்கும்போதே அந்தக் காதலிக்கு வந்து, அவக அந்தக் காதலோட அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து தெரிய வரும்.
கண்டிப்பா, கண்டிப்பா. இது இந்த மாரி காதல் அந்த மாரி இருக்கு. நமக்கு உணர்ச்சிபூர்வமா, அதாவது ஒரு முதலாளி தொழிலாளிய வந்து கஷ்டப்படுத்துறாங்க. அதை வந்து நம்ம எதிர்த்துக் கேக்கணும், அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வரும். அந்த நேரத்துல ஒரு பாட்டு நீங்கக் கேட்டுப் பாருங்க.
அற்புதமா அந்த கோப கோபத்துல வரக்கூடிய அந்தப் கோபத்தை நம்மள நம்மளே அடக்கிக்கறதுக்காக, அப்படிப்பட்ட ஒரு பாடல் சொல்லுங்களேங்க.
ஆமா. ஒரு பாடல். அதாவது என்னன்னா, முதலாளி வந்து தொழிலாளிய ரொம்ப வஞ்சிக்கிறான். தொழிலாளியெல்லாம் ரொம்ப வந்து ஆக்ரோஷமா இருக்காங்க. ஆனா காட்ட முடியல. ஏன்னா முதலாளித்துவம் அங்க மேலோங்கி இருக்கு. மேலோங்கி இருக்கு. கூட்டத்துல யாரோ ஒருத்தவங்க வந்து நமக்கு உதவி செய்யமாட்டாங்களா! நமக்குத் தலைவன் கிடைக்க மாட்டானா! அப்படிங்கிற ஒரு அப்ப வர்றாரு ஒருத்தரு. அவர் வந்து, "நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார்" அப்படின்னு சொல்றாரு அவரு.
காட்ட முடியாது காட்ட முடியாது இல்லைங்களா? ஆமா, ஆமா. கரெக்ட். ஒ ஏக்கம். ம். அற்புதங்க! இதெல்லாம் எம்.ஜி.ஆர் ஓட பாட்டுங்க. நம்ம எம்.ஜி.ஆர்ன்னா வாத்தியாருங்க. வாத்தியாரோட பாட்டை யாருக்காவது இத மறக்காம இருக்க முடியுமா? ம்.
<laughs> எனக்கு இப்ப கூட, உச்சந்தலைல இருந்து உள்ளங்கால் வரை புல்லரிக்குது. இந்தப் பாட்டு நான் பாடுனோன்னே. <laughs>
நீங்கப் பாடும்போது புல்லரிக்குது. நான் கேட்கும்போது எனக்குப் புல்லரிக்குது. ஏன்னா இதெல்லாம் நம்முடைய நம்முடைய அப்பா காலத்து பாடல் என்று வைத்துக்கொண்டாலும், இன் இன்றைக்கு கூட அந்தப் பாடல்லாம் கேட்கிறத விட, அந்த மாதிரி பாடல் அந்த எம்.ஜி.ஆர் ஓட நடிப்பு, ஆக்ரோஷமான டான்ஸ், அந்த சுவிச்சுவேஷன்ல பார்க்கும் போது அந்தப் பாட்டு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ரொம்ப அற்புதமான பாட்ட சொன்னீங்க.
கண்டிப்பாங்க.

அற்புதங்க. அது அற்புதம். அது கண்டிப்பா இந் இந்த மாரி எல்லாம் இருக்கு. இப்போ, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஊரை விட்டு ரொம்ப தூரம் வந்துடோம். "ஐயோ! நம்ம, நம்ம ஊர மிஸ் பண்றோமே. நம்ம ஊருக்கு நம்ம போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே. இந்த மாரி நேரத்துல நம்ம ஊர்ல இருந்தா நல்லா இருந்திருக்குமே!" அப்படின்னு ஒரு சில பாடல்கள் வந்து நம்ம நினைவுக்கு வரலாம். அது, நம்ம தலைவரோட சிஷ்ய புள்ளதான் அவரு. அ, "சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர போல வருமா?" அப்படின்னு ஒரு பாட்டு வரும்.
சொல்லுங்க. அந்த மாரி பாடல சொல்லுங்க? அப்படீங்களா, சொல்லுங்க. அற்புதங்க. உண்மைலே வெளிநாட்டில இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய பாடல்ங்க. வெளிநாட்டில போய், குடும்பத்த விட்டு, மனைவிய பிரிஞ்சு, மகள்களைப் பிரிஞ்சி இருக்கறவங்களுக்கு இந்தப் பாடல் வந்து மிகப்பெரிய ஒரு ஆறுதல். நம்ம என்னைக்கா இருந்தாலும், நம்ம ஊருக்குத் திரும்பப் போவோனு ஒரு உணர்ச்சிய தூண்டக்கூடிய பாடல்ங்க. அற்புதமான பாடல்லாம் நேர்
அ, கண்டிப்பா. கண்டிப்பா. அது நீங்க கரெக்டா சொன்னீங்க நீங்க. வெளிநாட்டுல இருக்குற மக்கள் அவுங்களுக்கு வந்து, நம்ம மக்கள் நம்ம என்ன நெனைக்குறாங்கன்னா, "பரவால்லப்பா வெளிநாட்டுக்கு போயிட்டான் அவன். நல்லா சம்பாதிப்பான்." அப்படின்னு நெனைச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவன் வெளிநாடு செல்வதற்காக, எதையெல்லாம் அவன் இழந்து சென்றிருந்திக்கிறான். அவன் எதையெல்லாம் தியாகம் செய்து அங்கு சென்றிருக்கிறான். அத யோசிக்க மாட்டாங்க. அவன் நேரத்துக்குச் சாப்பிட்றானா?
நிச்சயமா. அது அவனுக்கு மட்டுந்தான் தெரியும். ஆ, கரெக்ட். அந்த வலி அவனுக்கு மட்டுந்தான் தெரியும். ஆ, கரெக்ட்.
ஆமா. கண்டிப்பா. அவனுக்கு இருக்குற வலி இருக்கு பாருங்க. இ அது அதை வந்து கணக்கிடவே முடியாது. எவ்வளவு கோடி காசுகள் கொடுத்தாலும் வந்து அது வந்து சரி கட்ட முடியாது. என்னனா, நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அ, ஒரு நல்லகு நல்லது கெட்டதுக்கு வந்து பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. ஓ, வலிக்குது, காச்சலா இருக்கு, அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆறுதல் சொல்றதுக்கு யாரும் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. இப்போ இல்ல. இப்போ இருக்குற காலத்துல ஃபோன்கள் இருக்கு. செல்போன் இருக்கு. உடனே எடுத்துப் பேசலாம். யோசிச்சு பாருங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 1990கள்ல என்ன பண்ணி இருந்திருப்பாங்க. அப்பல்லாம் இருந்தாங்க.
ஆமா. உடனே போய் கலந்து கொள்ள முடியாது. ஆமாங்க. ரொம்ப கஷ்டங்க. அது அதுல எழுத்து மூலியமாதாங்க. எழுத்து லெட்டர் தான் போடணும். அந்த லெட்டர் அங்கருந்து இங்க கைக்கு வந்து சேர்றதுக்கே பல நாட்கள் ஆகும்.
கண்டிப்பா. ஆமா. இந்த மாரி நெறையா இன்னல்கள வந்து நம்ம மக்கள் சந்திக்கிறாங்க. ஆனா அந்த இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், மகிழ்ச்சி எல்லா உணர்ச்சிகளையும் பாடல், இசை கண்டிப்பாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒன்றி இருக்குது, அப்படிங்கிறத வந்து நானு சொல்ல வரேன்.
ஆமா. அவ் ம், சொல்லுங்க.